இப்போ, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வேல செய்யும்போது அ "இந்த எடம் எனக்குதான். இந்த எடத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது. இந்த இந்த நான் ஒரு ப காம்பவுண்ட் கூட ம் ஒரு கோடு கூட போட்டு வச்சிட்றேன். இதுக்குள்ள யாரும் நுழையக்கூடாது!" அப்டின்னு கண்டிஷன்ஸ்லாம் நீங்க போட்ருக்கீங்களா?
கண்டிப்பாங்க. அது இரவு நேரங்கள்ல தான் ரொம்ப கண்டிஷன் போடுற மாரி ஆயிப்போவுது. ஆனா, ஏன்னா ம்.
அ, <laughs> ஏன்! அவங்க படுக்குற பெட்ரூமுல நீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு, அவங்களே நீங்க உள்ள வரன்னு சொல்றீங்களா? <laughs> அ.
ஆமாங்க. ஆமா. அதுதான் பிரச்சனையா இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நான் லாக் அவுட் பண்ணிட்டு போய் படுக்கப்போற நேரம் எப்படிதான் என் மகளுக்கு தெரியும்னு தெரியலங்க! வந்துருவா. எந்திச்சி போர்வையோட, தலகாணியோட தூக்கிட்டு வந்துருவா. வந்து, அவங்க வந்து, என்கூட வந்து படுத்துக்குவாங்க. ஆனா தூங்குறது அங்க தூங்கிருவாங்க, ஆனா எப்படி மோப்பம் புடிச்சு வருவான்னு தெரியாது. ஆனா காலையில எந்திக்கும்போது பாத்தா என் பக்கத்துல படுத்துருப்பாங்க. <chuckles> ஆ, ஆமா அந்த மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு.
ம். ம். அ, <laughs> சூப்பர், சூப்பர்! ம். ம், சூப்பர் சூப்பர்ங்க. இப்போ, இப்போ இந்த மாரி நீங்க வேல செய்யும்போது உங்க வீட்டுல வந்து பெரியவங்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க? "இது என்னய்யா! அவ அவ் இருக்குறதே 2,3 வி ரூம் தான். அதுல ஒரு ரூம் இந்த பொண்ணே எடுத்துக்குச்சே!" அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வந்துச்சா? நீங்க எப்படி அத காம்பரமைஸ் பண்ணீங்க?
அது கொஞ்சம் கஷ்டமாதாங்க இருந்தது. <chuckles> ஆனா வேற வழி இல்லையா, நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. ஆனா நீ எனக்கு எங்க வீட்டுல என்னன்னா, ஹால் வந்து கொஞ்சம் நீளமா பெருசா இருக்கும். அதில வந்து ஒரு அ ஒரு 8 பேராச்சும் படுக்கலாம். அந்த மாரி கொஞ்சம் நீளமான ஹால் தான். அப்படி இருக்கும்போது, "அங்க பயன்படுத்திக்கோங்க. என்னைய விட்டுருங்க இந்த சோஃபாவ ஒரு ஓரமா தள்ளி போட்டுட்டு அங்க பயன்படுத்திக்கோங்கன்னு." சொல்லிட்டேன் நானு. ஆனா, என்ன கொஞ்சம் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா நான் முன்னெச்சரிக்கையா சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா, இந்த கொசு வராம இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணணும். ஏன்னா, இப்போ ரூம்ல வந்து சுத்தமா கொசுவே வராது. ஆனா ஹால்ல வந்து இந்த கொசுக்கடி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தையும் ரீசெக் பண்ணி இங்க எதுவுமே இல்லாம இருக்குன்றத நம்ம குவாலிட்டி செக் பண்ணி உறுதிப்படுத்திரணும். <chuckles>
ம். சூப்பருங்க. சூப்பர்! ம். ம். சூப்பர்ங்க! ம். <laughs> செம்ம, செம்மங்க! ம். ம். ம். அ. அ. <laughs> ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, அ ரொம்ப பொறுமையா அ நீங்க எப்படி உங்களுக்குன்னு ஒரு ரூம நீங்க ரெடி பண்ணீங்க? உங்க வீட்டுக்குள்ள. அந்த ரூமுல நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வேல பாத்துட்டு இருக்கிறீங்கன்றது, வந்து ரொம்ப அழகாகவும், தெளிவாகவும் ஆ என்கிட்ட நீங்க சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க. மீண்டும் பேசுவோம். நன்றி.

ஓஹோஹோ.
அப்படிங்கும்போது, அங்க தான் மொதல்ல யோசிச்சேன். ஆனா, இங்கேருந்து இந்த ஒயரை எப்படி இழுத்துட்டு போவேன்? இந்த <chuckles> ரூட்டர்லருந்து அப்படின்னும்போது எனக்கு ஒரு இது வந்துச்சு, சரி வேணா இது போட்டதும் போட்டோம், இதுதான் கரெக்ட்டா, காம்பேக்ட்டா அது எப்படின்னா, அந்த கட்டில் இருக்குன்னா, கட்டிலுக்கு பின்னாடி அப்படின்னு நம்ம மட்டும் கரெக்ட்டா ஒரு, ஒரு செட்டப்பா இந்த ஒரு கேபின்லாம் குடுத்துருப்பாங்க பாருங்க, ஆஃபீஸ் ரூம்ல அந்த மாரி ஒரு கேபின்குள்ள அடச்ச மாரி அடச்சு உட்காந்துருக்கேங்க நெழிய முடியாம. ம்.
ம். ஓ. ம். <laughs> நான் வந்து ம். <laughs> இப்போ இந்த மாரி நீங்க வேலை செய்யும்போது, உங்கள உங்க ரூம்குள்ள யாராவது வரதா வரதா இருக்கட்டும், உங்க பொருட்கள யாராவது பயன்படுத்துறதா இருக்கட்டும். ஏனா, இப்போ ஆஃபீஸ்ல வேலை செய்ற மாரி தான, நீங்க ஒர்க் பிரம் ஹோம் பண்ணிட்டிருக்கீங்க. இப்போ ஆஃபீஸ்ல வந்து யாராவது நம்ம டேபிள்ல இருந்து எதாவது எடுத்துட்டு போனா நமக்கு நமக்கு கோவமா வரும் நமக்கு. சொல்லணும், அப்படியே வெடுக்குன்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனா, நம்ம சொல்லாம நம்ம அப்படியே பொறுமையா சொல்லுவோம். "ஏய் இதெல்லாம் எடுக்காதப்பா! இங்கேயே இருக்கட்டும். வைப்பா, ஏன் உங்கிட்ட இல்லையா?" அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு போயிருவோம். ஆனா, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ராம் ஹோம் பண்ணும்போது, கண்டிப்பா உங்க டேபிள்ல உங்க குட்டீஸோ, உங்க வீட்டுக்காரரோ யாரோ ஒருத்தவங்க நோண்டாம விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க?
ஆமா. பயங்கரமா கோவம். ம். ஆமா. கண்டிப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, வேலை பார்க்கும்போது தொட்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னு கேட்டா, லாக் போட்ருவேன். ஆனா, வேலை பார்த்துட்டு நம்ம மூடி வச்சக்கப்புறம் வந்து நோண்டுவாங்க பாருங்க, அப்ப நமக்கு கோவமா வரும். <chuckles> நான் சொல்லி வச்சுருப்பேன். ஏன்னா, வந்து என்னோட பெரிய பொண்ணு கூட நான் சொல்றத கேட்டுக்குவா, என் ஹஸ்பண்ட் தொடவே மாட்டார். ஆனா, என் பெரிய பொண்ணு சொல்றத கேட்டுக்குவா, பண்ண மாட்டா. ஆனா, இந்த சின்னவ இருக்கா பாருங்களேன், வந்து அவளுக்கு எட்டவும் எட்டாது அந்த டேபிள், அதுக்காக தான் அவளுக்கு எட்டாத மாரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்புறமும் மேடம் வந்து எக்கி, எக்கி, எக்கி, எக்கி பார்ப்பாங்க. அதில என்ன தான் பார்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, பார்ப்பாங்க வயர்ரா வேற இருக்கா. அதனால நான் மோஸ்ட்லி விடவே மாட்டேன். இந்த பக்கமே விட மாட்டேன்.
ம். <laughs> ம். ம். ஆஹ. ம். ம். சூப்பருங்க. ம். <laughs> ஆ. ம்.